எல் இருக்கிற எல்லா ஆசிரியருக்குமே வச்சிருப்போம். அந்த கணக்கு டீச்சர வந்து, அவங்க மூக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். வாய்ஸ்சும் ஒரு மாதிரி இருக்குமாம். "ஏ கிளி வந்துடுச்சுடி! ஏ கிளி வந்து இதெல்லாம் சொல்லுதுடி" <chuckles> அவங்க முன்னாடியே வேற நெறைய தடவ சொல்லியிருக்கோமா, அந்த ஆனா அந்த ஆசிரியர் கண்டுக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு சிரிப்பா இருக்கும் வேற. அது அதுவும் சாதகமாவும் இருக்கும். அந்த பேரன்ட்ஸ் மீட்டிங் அப்பயும் எதுவுமே அந்த ஆசிரியர் வந்து இது பண்ணல. மார்க்கும் நல்லாதான் போடுவாங்க, என்னதான் இதில எதா இருந்தாலும் மார்க்கும் நல்லா வாங்குவோம் நாங்க, அந்த இதில. பிரச்சனை இல்ல அப்புறம் ஆங்கில டீச்சர் இருப்பாங்கல்ல அவங்களும் வந்து நல்லாதாங்க வாசிச்சுக்கிட்டே போயிட்டுருப்பாங்க. கடைசியா யாராவது ஒருத்தர பாத்துக்கிட்டே அப்படியே நிறுத்திடுவாங்க. எங்களுக்கா பக்கு பக்குன்னு இருக்கும். என்னடா இது? ஃப்லோவா போயிட்டிருந்துச்சு. விட்டுருச்சே யார் மாட்டினான்னு தெரியலையேன்னுட்டு பக்கு பக்குன்னு இருக்கும். ஆனா அவங்க யோசிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம தான் மாட்டணும்னு ஏதோ இருக்கும்.
<laughs> <laughs> ஆ, அது நல்ல விஷயம். அ, ஆ, <laughs> அதுவும் சரிதான்.
இந்த மாரி இருக்கும். ஆனா, வந்து நாங்க சிரிக்கிறத பாத்துட்டு கவனிச்சிருப்பாங்க போலிருக்கு. இது பேரன்ட்ஸ் மீட்டிங் வரப்ப வந்து அது அம்மா, அப்பாட்டெல்லாம் போடுவுடுவாங்க "உங்க பிள்ளை சரியே இல்லங்க. இந்த மாதிரி கேலி, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்படியே உட்காந்து வாய் பேசுறதுன்னு சரிப்பட்டே வராதுங்க." அப்படின்ட்டு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி நின்னு சிரிக்குதுங்க. எ அ அத பாத்துட்டு எனக்கு சிரிப்பு வருது.
<chuckles> ஆஹ. ஏன்னு கேட்டேன், அவங்களுக்கு என்ன பேரன்ட்ஸ் வரலையா? அவங்களுக்கு இந்த இது கிடையாதா? எல்லாரும் சேர்ந்து தானே வந்து கேலி பண்ணிருப்பீங்க?
ஒவ்வொருத்தரும் மாற, மாற ஆமா. ஒருத்தவங்களுக்கு பேரன்ட்ஸ் வர வர இந்த மாரி தான் நடந்துச்சு. நான் அங்க போய் பின்னாடி நின்னேன். அப்புறம் அவங்கள சிரிப்பு முட்டினேன். அது மாரி சிரிப்ப அடக்க முடியாத ஒரு தருணம் நம்ம திட்டிக்கிட்டு தான் இருப்பாங்க எந்திரிச்சு நின்னுட்டு, ஆனா நம்மளுக்கு சிரிப்ப அடக்கவே முடியாது திட்டினாலும் அது அது ஒரு ஒரு நல்ல இதா இருந்துச்சு.
ஓ! <chuckles> கண்டிப்பா, கண்டிப்பா. அத நானுமே வந்து அனுபவிச்சிருக்கேன். ஒரு சில நேரம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கூட படிக்கிற சக மாணவ, மாணவிகளே வந்து ரொம்ப சிரிப்ப காட்டி விட்டுருவாங்க. நம்மள அந்த நேரத்தில திட்டீட்டிருக்கும்போது, நம்ம தான் வந்து ஏதோ அ ஒண்ணுமே வந்து அத கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்த இடத்துல. அது ஒரு கேலி நகைச்சுவையா போயிரும்.
ஆமாங்க.